ஆ நல்லா சொன்னீங்க. இப்போ இது இல்லாம வேற உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க ஒரு விஷயத்த பார்த்து பயந்து, அத எப்படி நீங்க கடந்து வந்தீங்க? அத அந்த அனுபவத்த பத்தி பகிர்ந்துக்க முடியுமா?
நானா நிச்சயமா சொல்றேன். இப்ப நான் வந்து திடீர்னு ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அ நடைப்பயிற்சிக்கு போய்கிட்டே இருந்தேன். நடைப்பயிற்சி தினந்தோறும் போற பழக்கம் இருக்கு எனக்கு. அப்படி வந்து நடைப்பயிற்சி போறப்ப நடைப்பயிற்சி மைதானத்துக்கு அருகிலேயே ஒரு நீச்சல் குளம் இருந்தது. அது வந்து ஒரு அரசு சார்பா நடத்துற அந்த விளையாட்டு துறை சார்பா ஒரு நீச்சல் குளத்த நடத்துறாங்க. நீச்சல் குளத்த நடத்துறப்ப நான் என்ன பண்ணிட்டேன் சரி அ நம்ம போய் நீச்சல் பயிற்சி எடுப்போம். நம்ம நீச்சல் பழகுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் குளத்துக்கு நான் போயிட்டு அங்க விசாரிச்சுட்டு மாதாந்திர கட்டணம் அவ்வளவு. அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தேன். அங்க போய் பார்க்கறப்ப சிறு, சிறு பசங்க ஒரு குழந்தை மாரி ஒரு அ 3 வயது, 4 வயது, சிறுவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வந்து அவர்கள் நீச்சல் அடிக்க பழகுறாங்க. ரொம்ப உற்சாகமா சிறு வயதிலேயே பழகிட்டு, பார்க்கறப்பயே ஒரு மனசு ரொம்ப ஆசையா இருந்தது. ரொம்ப வந்து இ நம்ம இத்தன வயசாயும் நம்ம இன்னமும் இதெல்லாம் கத்துக்கலையே! நம்ம குறைந்தபட்சம் இப்பயாவது வந்து இதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே ஆர்வமா அங்க சேர்ந்துட்டேன். ஆ ஸ் ம்.
சரி. ம். ம். ம். ஆ. ஓ! நீங்க சின்ன வயசுல அப்போ கத்துக்காததுக்கு பயம் தான் காரணமா?
அதுதான், அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா அ நான் வந்து சிறு வயதுல வந்து <tsk> எங்க அப்பா வந்து அ ஒரு பெரிய குளம் இருக்கும் எங்க ஊர்ல. அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீச்சல் பழக்கி விடுறதுக்கு முயற்சி செஞ்சார். அப்ப வந்து இந்த பயத்தினாலேயே நான் வந்து அத விட்டுட்டேன், கைவிட்டுட்டேன். அப்ப வந்து என்னன்னா இ ஒரு தூக்கி தண்ணில போட்டுருவாரு. என்னோட மேல வந்து இந்த அப்ப சுரக்காயியோட குடுவைலாம் இருக்கும். அந்த பெருசா இருக்கும். அந்த அது மேல கட்டிட்டு உள்ள ப தண்ணில விழுந்தோம்னா மிதக்கலாம். அந்த சொ ஒரு மாதிரி பெரிய கு கு குடுவை அப்புறம் பிளாஸ்டிக்கு. இந்த இது ரப்பர் டியூப்லாம் இருக்கும். டியூப் அந்த
ம். ம். சரி. ம். ஓ. ஆ. ஆமாற ரப்பர் டயர வச்சு சில பேரு அது பாதுகாப்புக்காக அது மேல மிதக்கறத பார்த்து ம். ஆ.
ஆ டயர் இல்ல அந்த டியூப் அந்த பெரிய டியூபா இருக்கும். லாரி டயர் டியூப் அது போல. அத வந்து கட்டிட்டு தண்ணில மிதந்துக்கிட்டு அப்படியே நீச்சல் பழகுவோம். அது எல்லாமே பண்ணி பார்த்தாரு. ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த தண்ணில இருக்குறதுக்கு பயந்துகிட்டு வெளிய வெளிய ஓடி வந்துருவேன். அப்படி நான் அத கோட்ட விட்டுட்டேன். நான் கோட்ட விட்டத இப்ப எப்படியாவது கத்துக்கலான்னு என்னுடைய பெரிய வயதில அந்த நடைப்பயிற்சிக்கு போறப்ப இருக்க நீச்சல் குலகத்துல போய் சேர்ந்துட்டேன்.
ம். ஆ.